பரவால்லங்க. இவ்ளோ ருசியா பண்ணுவாங்க போலருக்கு. அவ அந்த இது ரெசிபி வந்து நீங்க கேட்காம வச்சது தான் எனக்கு இன்னும் அபூர்வமா இருக்கு. அது. கேட்டும் நம்மளுக்கு வரல போலருக்கு. அது கை பக்கவனு ஒண்ணு இருக்குதுல்ல?
<chuckles> நான் அ. கண்டிப்பா அந்த கை பக்குவம் தான். அதேரு அதே மெத்தோட் எங்க அப்பா சொல்லுவாரு. 1 டம்ளர் தாமா, 1/2 டம்ப்ளர் தாமா அப்டின்னு சொல்லுவாரு. அதே 1/2 டம்ளரு அதே 1/4 கப்பு அந்த மதாரி எல்லாத்தையுமே நானும் வச்சு செஞ்சு பார்த்துருக்கேன். ஆனா ஒரு வாட்டி கூட அந்த ஒரு ஸ் டேஸ்ட் வந்ததே கிடையாது. அது இன்னும் நான் ஊறுதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாரி இப்ப கூட எங்க அப்பா சமையல் நெனச்சாலே எனக்கு இப்ப கூட நா ஊறும். ஐயோ! அப்பாட்டு செஞ்சு குடுங்க அத செஞ்சு கொடுங்க. ஏம்மா என்ன உனக்கே இன்னும் என்னமா இவ்ள இன்னும் வயச ஆயிடுச்சு. இன்னும் நீ சாப்பாட கேட்டுட்டு இருக்கே. என்கிட்ட வந்த அப்டின்வாரு. நீ செஞ்சு குடுமா எனக்கு" அப்டின்னுவாரு எங்க அப்பா. இல்லப்பா நான் சமைச்சா அந்த டேஸ்ட் வரலப்பா" அப்டின்னு சொல்லிடுறது. அப்புறம் ஒரு சில சமயம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சு குடுத்தாரு. இப்ப அவருக்கு முடியல செய்றதுக்கு.
ம். ஆமா. <chuckles> <laughs> ம். ம்.